ம். ஓ! இப்போ வந்து உங்க கணவர் அலுவலகத்துல ஆ. என்னங்க?
மௌன ராகம் படத்துல. அவங்க இருப்பாங்கல்ல அந்த மாதிரி. அவு அவுங்க போய் இது மௌனராகம் படத்துல ரேவதி வந்து ஹிந்தி கத்துப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது கத்து குடுங்கப்பா. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ப்பா. நான் வந்திருக்கதே 6 மாசம். <laughs> ந வேலைய இது பண்ணிட்டுந்த அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் கிட்ட அவங்க அங்க தான் இருப்பாங்க.
ஆ. ஆமாமா. அ. <laughs> <laughs> ஆமாமா. ஓ! சரிங்க. ஆ.
அப்ப எனக்கும் வந்து கத்துக்கறதுக்கும் வேற ஆளும் இல்ல. நான் போய்அங்க ப வெளியில போய் நிப்பேன். என்னல்லாம் நடக்குதுன்னு பார்ப்பேன். ஒண்ணு வார்த்தைகள் கத்துக்கிட்டேங்கு தான் அதுவுமே இவங்க சொல்லிக் குடுத்தது தான். அவங்களும் ந மே ந எப்படி சொல்றது? நெறைய நாட்கள் வந்து செய்கை பாஷ தான் எனக்கு வந்து அங்க உ உதவிச்சு. ஆ.
ஓ! சரி, சரி. அ. ம். ம். உதவுச்சு. ஓ! சரி, சரிங்க. இப்ப பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க அந்த மாரிலாம் யாராவது இருந்தாங்களா? இல்ல உங்க தெரிஞ்ச அதாவது இந்தியர்களே யாராது? இல்ல சென்னையில இருந்தே யாருமே இல்லைங்களா? அந்த மாதிரி பக்கத்துல.
நான். இல்லங்க. நான் பார்க்கவே இல்ல. ஆனா அடுத்து நான் வந்து விமானத்துக்கு நான் இந்தியாவுக்கு வரும்போது தான் தெரிஞ்சுது. எனக்கு அடுத்து ஒரு 4 வீடு தள்ளி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க.
ஓ. ம். அச்சச்சோ! அ. அடடே.
அட முதலயே தெரிஞ்சுந்திருக்கலாமே. எங்க நீங்க பார்க்கவேன். நானும் என்னப்பா உனக்கு முன்னாடி தானே வந்தேன். எனக்கும் தெரியாது. ஒரு நாலு நால 4 வீடு தள்ளி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க இந்தியாலருந்து தான் போயிருக்காங்க. ஆனா, அவவுங்க நம்ம இது இல்லனாலும் இந்தியான்னு சொன்னாலே போதுமே.
ஆ. ம். ம். ஓ! சரி, சரி. ம். போதுமே! ஆமா, ஆாமா. சரிதாங்க.
அது ஒன்னே போதும்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது. திரும்ப அவங்க வரும்போது. அவங்க கூட நான் பயணம் பண்ணேன். ஓ நீங்கலாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? நீங்க எப்படி இப்ப பேசுறீங்க? எப்படி சமாளிச்சீங்க அப்ப்டின்னு எனக்கும் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் எடுத்துச்சு? அவ்ளோ ஈஸியா வந்து நானுமே இப்ப தான் நான் கொஞ்சம் பழகியிருக்கேன். இங்க இது நல்லாயிருக்கும். இடம் நல்லாயிருக்கும். அப்படிங்கிற மாரிலாம் சொன்னாங்க. அங்கே.
ம். ம். ஓ. ம். ஓ! சரி, சரி. <laughs> ஆ. ஆ. ஓ! சிறப்புங்க.
என்னால கத்துக்க முடிஞ்சது, வணக்கம். அந்த இது மட்டும் ஒன்னும் பெருசா கத்துக்க முடியல. நான் அமைதியா வீட்ல. இருக்கறதே நல்லது. அவங்க கூட்டிட்டு போ வரது. அது திரும்ப நான் வரும்போதும் வந்து மொழி தெரியாத ஊருக்கு இனிமே போகவே மாட்டேங்கிற மாரி தான். <chuckles>
ம். ம். ஓஹோ! சரிதாங்க. அ. ம். <laughs> வந்தீங்க. ஓ! சரி, சரி. அதான் அவங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு, உங்களுக்கு 6 மாசத்துல அ் 1 2 வார்த்த தானே கத்துக்க முடியும். சரிதாங்க அது. அ அதாவது ஒரு பயணத்தில நம்ம எப்படி போய் மாட்டியிருக்கோம். மொழிங்கிறது எவ்ளோ முக்கியம். அது தெரியாம நம்ம அ முழிச்சுக்கிட்டு என்னடா பண்றதுன்னு இருக்கிற ஒரு பயமும் சரி. அதே மாரி வந்து அ செயல் அதாவது நம்ம வந்து செயகை காட்டுற மொழியும் எவ்ளோ வந்து உங்களுக்கு அ இருந்தது, உபயோகப்பட்டுச்சு அப்படின்னு ரொம்ப அழகாவும் தெளிவா சொன்னீங்க. உங்களிடம் பேசினதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசுவோம். கண்டிப்பா.
ம். அது மட்டும் தான் உபயோகப்படுத்துறேனே! அ மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
நன்றி.

<laughs> ஓ! ம்.
ஐயோ! என்னால வந்து, ரொம்பலாம் என்னால எடுத்துக்க முடியல. கொஞ்ச நேரம் இரு இருந்தேன், அந்த இதுல கொஞ்சம் புடிச்சு தான் இருந்ததுன்னு தான் நான் சொல்லணும். எல்லார் கூடயும் இருக்கும்போது நல்லா இருந்தது. ஆனா, திரும்ப நான் இங்க வந்து நான் என்னுடைய வீட்டுக்கு வந்த உடனே திரும்ப என்ன பண்ணும் அவங்ககிட்டேருந்து 4 வார்த்தையாவது கத்துட்டு வந்திருக்கலாம் நாம <chuckles>
ம். ம். <laughs> அ புரியுதுங்க.
என்ன பண்ணணும்? நம்ம இங்க ஒரு 6 மாசம் இருக்கணும்னு சொல்றாங்களே, 6 மாசம்ன்றது எவ்ளோ பெரிய நாள் இப்ப 1 நாள் 2 நாள் கிடக்குறதே நமக்கு ரொம்ப பெரிதா இருக்கு. அவங்க என்ன 1 வாரத்திலயே கூப்பிட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு இது விருந்து மாரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாரி குடுத்தாங்க. ஆமா, அப்டிருந்துச்சு நமக்கு என்னலாம் வேணுங்கிறத நம்ம ஏதாவது எழுதியாவது குடுத்திருந்திருக்கலாமோ! இங்க எப்படி போறது, வருதுன்னு கேட்டருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. அ இவ இவங்க ஓ ஓரளவு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா நமக்கு மொழி தெரியாத ஊர்ல போய் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல.
அ. ஆ. ஆமாமா. ம். அ, அ. <chuckles> ஆ. ஓ. ம், ம். ம். அதாவது உதவி கேட்க கூட நமக்கு தெரியாது, இல்லைங்களா? வேணும்னு கேக்குறதுக்கு கூட கரெக்ட்டா சொல்ல தெரியாது.
அதான் யாராவது இந்தியாலேருந்து வந்திருப்பாங்களா? இல்ல மத்த கன்ட்ரி யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு நட்பு கிடைச்சா நல்லாருக்குமே. பக்கத்துல வீட்ல யாராவதும் அங்க இருக்கவங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூட மாட்டேங்கிறாங்க. நம்ம சென்னையிலருந்து வந்தா கூட, சென்னையில அப்படிதான் சொல்லுவாங்களே, ஆனாலும் நம்மலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க, பேசிக்க, எல்லாம் நம்ம மக்கள்ங்கிற மாரி இருந்திருப்போம். அங்க மொழி ஆ ரொம்ப எதுவுமே கிடைக்கலங்கிற மாதிரி இருந்தேன் நான் கிட்டத்தட்ட 1 மாசம்.
ஆ. உதவி பண்ணுவோம் <chuckles> ஆ. ஆ. ஓ! சரி, சரிங்க. ஆ. ஆமாமா. சரிதான். ஓ! அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒரு வணக்கம் சொல்றது, நன்றி சொல்றது. அந்த மாரி வார்த்தைகள் ஏதாவது கத்துக்கிட்டீங்களா?
ஆமா, கத்துக்கிட்டேன். ஆனா அதுவுமே வந்து எங்க நம்மளால நாம சொல்ற விதமே அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. <chuckles>
ஆ, ம். ஓஹோ! சரி, சரி. அவ அவங்க அவங்க பாஷையில அப்படியே கோர்வையா பேசுவாங்க. அ.
ஆம். நம்ம பேசினா அவங்களுக்குமே புரியல.
ஓ! சரி, சரி.
நான் சிரிக்கும் போது தான், ஐயோ! நாம ஏதோ பேசுறோம்னு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஏதோ சிரிக்கும்போது தான் நமக்கு ஒண்ணும் புரியலங்கிறதே புரியுது. ஏதோ அப்படிங்கிற மாதிரி கைய ஆட்டுவேன். நான் போய்ட்டு வரேங்கிற மாரி. அப்டிலாம் இப்படி வாங்க, அப்ப்டின்னு சொல்லுவேன். செய்கை பாஷை தான் எனக்கு அப்ப தெரிஞ்சதுலே என்னன்னா, நம்ம சே மொழி கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடிலாம் செய்கை எவ்வளோ வந்து உதவி அது இப்ப நமக்கு உதவி அது இப்ப நமக்கு பண்ணுச்சே! ஏ வாங்கண்ணு சொல்றதுக்கும் வ எதுவுமே நமக்கு தெரியாது. வணக்கோம்னு வச்சா அவங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது ஒண்ணும்.
ம். <chuckles> ஓ! ம். ம். ம். ம். ஆமாமா. <chuckles> ஆ. ஆமா. சரிதான். அவங்க கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவாங்க. அ.
அதான். அ அங்க இருக்க கோ கோவிலுக்கு போனா அங்கேயும் அப்படிதான். எல்லாமே அங்க இருக்க கோவில்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இன்னும் அந்த அளவுக்கு, நம்ம இந்த இது மாரிலாம் இல்ல. அங்கேயும் போது நம்ம போய் என்ன அரி என்ன பண்ணணும்? நம்ம இங்கே அரிச்சனை பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அங்க போனாலும் சாமி கிட்ட போய் என்ன சொல்லணுங்கிற மாரி
ம். ஓ! ஓ. ஆ. இந்த சாமிக்கு நம்ம பாஷ புரியுமா? அப்படின்னு. ஆமாமா. ம்.
புரியுமாங்கிற மாரி இருந்தது. அவ இங்கேருந்து நான் போறதுமே வந்து நம்ம கேப்லாம் புக் பண்ணாலுமே அவங்ககிட்ட நம்ம ஏதாவது பேசுவோம்ல, அவங்களுக்கும் நம்ம பாஷ புரியலே. யாரும் பேச்சுதுணை கூட ஒரு ஆள் இல்லையா? <laughs>
ஆமாமா. ஆ.

<laughs> அ அப்புறம் தான் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அப்பாடான்ட்டு இருந்ததுங்களா? ஆ.
ஆமா. அவங்க வந்தாலும், அவங்க திரும்பவும் அவங்க வேலைக்காக தானே போக போறாங்க அன அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டீங்களேன்னு இருந்தது. அதுக்கப்புறமும் நமக்கு வெளியில போகணும்னால அவங்க அலுவலக வேலைய அவங்க ட்ரெயனிங் பீரியட்னால அவங்க போய்ட்டாங்க. அதக்கடுத்து நம்ம பக்கத்துல ஒ ஒரு உணவு, உணவுங்கிறது எவ்ளோ முக்கியம்ப்பா! அப்ப்டின்னாங்கன்ன. நம்மளால போய் இன்னும் ஆர்டரும் பண்ண முல்ல. நீங்க இருக்கிற மாரி கூகுள் ட்ரான்ஸ்லேட்டும் ஒர்க் ஆகல.
ஓ. நோ! அ. ம். ஆ. ம். அப்புறம் நீங்க எப்படி பண்ணீங்க? அ. ஆமாங்க. அ. ஆ. அச்சச்சோ! அ.
அது அந்த நாட்ல கூகுள்ளே கடையல. இல்ல.
ஓ! அப்படிங்களா? ஆ? அப்புறம் என்ன பண்ணீங்க? எப்படி சமாளிச்சீங்க?
எனக்கு அங்க போய தான் தெரிஞ்சது அங்க இருக்கிறவ அங்க தனியா வச்சிருக்காங்க. அதுல தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுங்கிற மாரி தான் இரு ஆ நமக்கு அவ்வளவாலாம் அதுல தெரியாது. ஃபுல்லா சைனி இதுதான் சைனி அவவுங்க லாங்குவேஜ் தான்.
ஆ. தேட ஓ! அப்படி! ம், ம். சரி, சரிங்க.
என்னப்பா நம்மளால சாப்பாடும் முடியலையே!
அ. <chuckles>
அப்படிங்கிற மாரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. அ பயணம், மொழி. அ இ நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் அங்க வேலையே செய்யலியே.
ம். ஆ. ஆமாமா. புரியுது. அ இப்ப வந்து இ இந்த மொழிகள் எல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பயமா இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போனப்போ அது ஒரு மாரி என்னடா இதுன்னு சிரிப்பு வர ஆரம்பிச்சுடுச்சுங்களா? இல்ல வந்து அந்த பயம் இருந்துட்டே இருந்துங்களா? ஆ.
ஆ. நமக்குன்னு ஒரு அங்க இருக்க வரைக்கும் ஒரு மாரி பயத்துல, ஒரு பீதியில இருந்தே தான் நான் சொல்லணும். <chuckles> இங்க வர வரைக்கும். இங்க வர வரைக்கும் இடையில ஒரே ஒரு இது என்ன நடந்ததுன்னா, அவங்களோட இதுக்கு அலுவலகம், அவங்க எல்லாரும் கூப்ட்டு போய் இவ மாரி வந்திருக்காங்கங்கிறனால. ஒரு பெரிய நட்சத்திரம். இதுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட குடுத்தாங்க. அப்பா இந்த சாப்பாடு குடுக்குறீங்கன்னு சொல்லி நான் போனா நமக்கு நல்ல சாப்பாடுப்பா வந்ததுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதோ அத ச அங்க போனா அவங்களுடைய உணவு இன்னும் வேற மாதிரி இருந்தது. அ. இல்ல இல்ல என்னால முடியல அங்க வேறம
ஓ! சரி, சரி. அ. ஆ. ம். ம், ம். ஓ! <laughs> அ. அ. ஆமா. அ அதெல்லாம் எப்படி இருந்தது? சாப்பி்டீங்களா? <laughs> அ.
அதெல்லாம் என்னால சாப்பிட முடியல. ஏதோ ஒ ஒண்ணு, ரெண்டு மாத்திரம் நமக்கு காய்கறி, அவங்க சா சாதம் இதெல்லாம் தனியா தான் சாப்படுறாங்க. நம்மள மாதிரிய. அ சாம்பார். பொறியல். அந்த மாரிலாம் இல்ல. சாதத்த தனியா வச்சு தனி தனியா எல்லாத்தையும் சதாப்ப. நமக்கு இதுவும் ரொம்ப கஷ்டமாச்சே. <chuckles>
அ. ம். ஓ. ஆ. கிடையாது. அ. <laughs> அ.
ஆனா, அவங்கல்லாரும் அன்பா வந்து இப்பே நமக்கு மொழியே புரியறனால அவங்க கூப்பிடும்போதே வந்து அந்த இது நல்லா இருந்தது வாங்க அப்ப்டின்னு. கொஞ்சம் இன்வைட் பண்ணும்போதெல்லாம். நமக்கு எனக்கு ந எனக்கு ரொம்ப பிடிச்சது அவவுங்க இன்வைட் பண்ண இது இதெல்லாம். மறக்கவே முடியாது. என்னதா இருந்தாலும் நம வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க வந்து நம்மள வந்து இப்டி பார்த்து, வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. நம்மளால தான் இத சாப்பிட முடியல சாப்படு திரும்ப, திரும்ப எடுத்து, எடுத்து இத சாப்பிடுங்க, அத சாப்பிடுங்க. இது நல்லாயிருக்கும். அது நல்லாிருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது இது புரியுது எனக்கு. ஆனா மொழி தெரியல. ஆனா அவங்க ச சொல் சொல்ற. இத வச்சு நானா வந்து உங்க சாப்பிட சொல்றேன். அவங்க சாப்பிடும் போது அ, எனக்கு இந்த பிடிக்கிலேப்பா நான் என்ன பண்ணுவ அவங்க குடுக்கறதுக்காக சாப்பிடுப்பா" அப்ப்டின்னான். <chuckles>
ஓ! ஓ. ஓ! சூப்பருங்க. ம். ம். <laughs> அ. ஆ சரி, சரி. ம். புரிஞ்சுகிட்டீங்க. ஆ.

ஓ! சரி, சரி. <chuckles>
"நமக்கு இருந்த ஒருத்தரும் எறங்கிட்டாங்களே!" அப்படிங்கிற மாரி இருந்தது. ஆனா அப்ப நமக்கு யாருமே வரல. நம்ம வந்து அ கைபேசி போதும் நமக்குங்கிற மாதிரி நமக்கு நெறைய நாள் அது தான உதவி பண்ணுது.
அ. ஓ. ம். <chuckles> ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது இப்போ அ.
அப்பல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு ட்ரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணி அவங்ககிட்ட பேசணுங்கிற அளவுக்கல்லாம் நான் யோசிக்கல. நம்ம அமைதியா இருந்துக்கலாம். நமக்கு மொழி புரியாத ஊரு. அங்க போய் கடையிலலாம் போணும்ன்னா நம்ம வந்து, அந்த ட யூஸ் பண்ணி என்ன இது வேணும், அது வேணும்ங்கிற மாரி ஏதோ கொஞ்சம் செஞ்சுட்டேன்.
ஓ! சரி, சரி. <laughs> அ. அ. அ. சொல்லிக்கலாம். அ. ஓ. சரி, சரி.
ஆனா இங்கேருந்து நான் சைனா போகும்போது தான் எனக்கு வந்து ஒண்ணும், "எதுவுமே பண்ணவே முடியல." அப்படிங்கிற மாரி இருந்தது எனக்கு விமானம். அங்க போயி உடன அவுங்கள பார்க்கறது அவுங்க வந்து வரேன்னு சொல்லி லேட் ஆன ஒன்ன, எனக்கு அங்க வந்து ஏர்போர்ட்லயே என்ன பண்ணனுன்னே தெரியவே இல்ல. யார்கிட்ட போய் என்ன கேட்கறது.
ஓ. அங்கதான். அ. அ. ஓ. <laughs> புரியுதுங்க. அதாவது இப்ப நம்ம நாட்ல இருக்கும்போது கூட கொஞ்சம் தைரியம் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல மு முக்கவாசி இடத்துல வந்து ஆங்கிலத்திலயும் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அஹ.
ஆ அதான், அதான். எனக்கு என்னன்னா இங்கேருந்து போயி நமக்கு எல்லாரும் வந்து எ நான் நெனச்சேன் நமக்கு நே ரெடியா நிப்பாங்க. நம்ம போனோன்ன போக போறோம். நமக்கு என்னங்கிற மாதிரி. ஆனா என்னோட நேரம்
<chuckles> அ. ம். ம். அப்படி மாட்டிக்கிட்டீங்க. அ இப்
அது சரியா அப்படி ஆமா. நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேட்லாம் நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகும்ன்னு சைனீஸ்லாம் என்னால பேச முடியல.
எ ஓ! கரெக்ட்டு தாங்க. அ.
எனக்கு அது வந்து அவ்வளவா நம்ம சொன்னாலுமே அது அவங்களுக்கு அவ்வளவாலாம் புரிய மாட்டேங்குது. நான் அப்பதான் நெனச்சேன் நம்ம ஊரே பரவால்லப்பா.
ஆமாமா. <laughs> அப்படி இருந்தது. இப்ப நீங்க ம
வெளில
அ மொதல் மொதல்ல போய் எறங்குனோன்னே, "கொஞ்ச நேரம் தாமதமாயிடுச்சு அவுங்க வரதுக்கு." அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்ப வந்து நீங்க மொதல் அதாவது அங்க எழுத்துக்கள்லாம் எப்படி ஆங்கிலத்துல இருந்ததா? இல்ல அதுவுமே சீன மொழி தானா? அ.
ஆங்கிலத்திலயும் இருந்தது. நம்ம வர்ற அளவுக்கு வெளியில வர அளவுக்கு நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுங்கிற இத நம்ம முதல்லே கேட்டு தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும்ன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஒரு இடத்துக்கு போறோம்ன்னா, நாம் நாம வந்து முதல்லயே எ என்னன்ன, நா நீங்க வரலன்னா என்னங்கிறத நம்ம கேட்டு மொதல்லே தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்னு நான் நெனச்சேன். என்னதான் நம்ம ஃபோனு கையில இருந்தாலுமே, நம்ம போக முடியும் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சாலுமே, புதுமொழி, ஆவா புது இடம் அப்படி போகும்போது நமக்குள்ள ஒரு பதட்டம் இருக்க தான செய்யுது.
அ. ஓ. ம். <chuckles> அ. அ. ம். ஓ. அ. ம். ம். ஆமாமா. கண்டிப்பாங்க. அது இருக்கிறது தான். அ.
"என்ன இன்னும் காணோம்? நம்ப என்ன பண்றது?" அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ரொம்பவே பதட்டமா இருந்தது. இப்ப சொல்லும்போது கூட எனக்கு அப்ப வந்து என்ன நம்ம திரும்ப போணும்ன்னா கூட நமக்கு பக்கத்துல ஒரு கேப புடிச்சு கூட நம்மளால போக முடியாது. நம்ம ஊர் இல்லல்ல. ரொம்ப பதரி போய் நிக்கும்போது, அங்க ஏர்போர்ட்ல வந்து ஒருத்தவங்க கூப்புட்டு ஏய் அப்ப அவங்க அங்கல்லாம் ஓரளவு ஆங்கிலம் பேசுறாங்க.
அ. ம். <chuckles> ம். அ. ஓ! சரி, சரி. அ.
நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒண்ணு சொல்லி அவுங்க வந்து, அ இது பண்ணி உட்கார வ நான் உட்காந்தேன். அந்த வெயிட்டிங் ஏரியால்ல நான் இருந்தேன். அப்புறம் நான் வந்து ஃபோன் பண்ணுவும், இல்லப்பா சாரி நான் இந்த மாரி வந்த வழில வ லேட் ஆயடுச்சுன்னாங்க. நான் அப்ப தான் எனக்கு தெரிஞ்சது
சரி, சரி. அ. ம். ம். ம்.